ஆ நான் சாப்பிட்டுருக்கேன். அந்த சாலையோரமா, சில வண்டிகள்லாம் வச்சு விப்பாங்க. நல்லா சுகாதாரமும் சில இடங்கள்ல இருக்கும். அங்க சாப்ட்டுருக்கேன்.
ஆமா. ஆமா, கண்டிப்பா. கண்டிப்பா. இப்ப அந்த அந்த கூழுக்கு வந்து பாத்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் இருக்கு பாத்தீங்களா, அத பச்சையா எடுத்துட்டு போவாங்க. பச்சையா ஒரு ஆளுக்கு அந்த அத வந்து ஏன்னா நம்மல்லாம் நறுக்கி கூட போடுவோம். இப்பல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி, சின்ன சின்னதா போட்டு சாலை ஓரத்தில நீங்க சாப்பிட்டுருக்கீங்கள்ல? அந்த சின்ன வெங்காயத்தல்லாம், நல்லா தூளா கட் பண்ணி கட் பண்ணி போட்டு தான் உங்களுக்கு குடுத்துருப்பாங்க.
ம். ஆமா. ஆமா. இல்ல, அது ஆமா. தூளா வப்பாங்க, வெங்காயத்தை நறுக்கி வச்சிருப்பாங்க, சில பச்சை மிளகா கூட வச்சிருப்பாங்க. ஒரு சில வத்தல் வகைகளல்லாம், அந்த கொத்தவரங்கா வத்தல், அந்த ரவுண்டில அப்பளம் போல இருக்கும் அதெல்லாம் வச்சு அதெல்லாம் வந்து கடிச்சுட்டு சாப்பிடுற மாரி ஓரமா வச்சிருப்பாங்க.
ஆமா. அந்த மாரி வச்சிருப்பாங்க. ம். அந்த மாரி வச்சுருப்பாங்க. ஆமா. அந்த மாரி இவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன வெங்காயம் மட்டும் நெறைய உரிச்சு கொண்டு போவாங்க. உறிச்சு போட்டு, அந்த அந்த வெங்காயத்தில அந்த கூழுல வந்து ஒரு ஆளுக்கு 2 2 வெங்காயம் போட்டுக்கிட்டே வருவாங்க. எத்தனை பேர் உக்காந்துருக்காங்களோ, அத்தனை பேருக்கும் போட்டுட்டே வருவாங்க.
ஓ! சரி.
அதுக்கப்பறம் பார்த்தீன்
ஓ! அந்த ஒ தனி, தனியா அந்த பட்டைல போட்டுட்டுவாங்க! அந்த பன மட்டைல!
ஆமா, ஆமா. அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா, சுட்ட கருவாடுன்னு சொல்லிட்டு, கார கருவாடு. அத என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து சுட்டு சாப்பிட்டா தான் அந்த உடம்புக்கும் ரொம்ப நல்லதாம். அ அதுக்காக ஆமா. நான் எங்க அப்பாத்தா நெறைய அந்த அதை வாட்டுவாங்க, அந்த அடுப்படியில வந்து அந்த இடுக்கிய வச்சு. அழகா வாட்டி, அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அத வாட்டும்போது அந்த தோல்ளாம் உறிஞ்சு வந்துரும். அ அதோட இதெல்லாம் எடுத்துட்டு, அப்பறம் தனித்தனியா ஒரு ஒரு டப்பால போட்டு நெறையா அமுக்கி கொண்டு போவாங்க.
சரிங்க. அப்படியா? ம். அப்படியா? நல்லாருக்கே. கேக்குறதுக்கே அருமையா இருக்கே, விஷயம்ல்லாம்.
ஆமா. ம். ஆமாங்க, சுட்ட கருவாடு. அ அ என்னமோ ஒரு பாட்டு கூட பாத்த ஞாபகம். "ஊற வச்ச சோறு"ஆமாங்க ஆமா.
அம். சுட்ட கருவாடு, ஊற வச்ச கருவாடு, ஆமா. அந்த அர்ஜுன் முதல்வன் படத்துலருந்து வரும்.
ஆமா ஆமா. அந்த அப்பதான் அது தெ அந்த காலத்தில இதெல்லாம் தெரிஞ்சுதானே பாட்டெல்லாம் எழுதுறாங்க. அப்ப என்ன பண்ணி அவுங்க அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சின்ன வெங்காயத்தோட, அந்த கருவாடு வச்சு சாப்ட்டுட்டு, நல்லா ஒரு 2 பட்டை நெறையா குடிப்பாங்க. எனக்கு ஆசை நானும், "எனக்கு சரி, எனக்கு ஆசையா இருக்கு. நீ எனக்கு நெறைய ஊத்தப்பத்தா." அப்படின்னேன். "நீ கொஞ்சமா சாப்பிடுவ. உனக்கு நெறையல்லாம் சாப்பிட்டு வேஸ்ட் பண்ண மாட்டேன். நீ ஒ சாப்ட்டுட்டு சாப்ட்டுட்டு வாங்கிக்க." அப்படீன்னு. அ அதான் பாப்பேன்.
நிச்சயமா நிச்சயமா. ஆ. அ. ஆமா, நெறைய ஊத்தி வீணாப் போயிடும் தானே! நீங்க திடீர்ன்னு குடிக்கலைன்னா!
ஆமா. ஆமா. அதனால சொன்னேன். நான் அப்ப தான் மொத மொதல்ல அந்த பட்டையை புடிச்சு குடிக்கும்போது, அந்த பனை ஓலையோட வாசனை, அந்த களியோட ஒரு ஒரு "ருசி" அப்படீன்னு பாத்தீங்கன்னா, "அந்த கூழு வந்து நாக்க "உருண்டை உருண்டையா பாத்தது, எப்படி இப்படி இந்த அளவுக்கு நல்லா ஒரு கூழ் மாரி எப்பத்தா ஆக்குனது?" அப்படீன்னு சொல்லிட்டு அ அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த நேரத்தில, அதெல்லாம் ஒரு பெரிய பாரம்பரியமான உணவு வந்து இப்ப பார்த்தீங்கன்னா இப்ப இப்ப பரவால்ல இது வந்து இந்த பாரம்பரியமான உணவு வந்து இப்ப நீங்க சொல்ற மாரி சாலையோரத்திலருந்து 2 உணவு கொண்டு வந்துட்டாங்க. இன்னொன்னு கம்பு கூழ் சாப்பிட்ருக்கீங்களா?

ஆமா, கண்டிப்பா. அ அப்புறம் என்ன பண்ணேன்னா, அதுக்கு சைட் டிஷ் வந்து பச்சை மிளகாய் ஊறுகாய், அந்த வெண்டைக்காய் மண்டிலாம் சாப்ட்டுருக்கீங்களா? அதெல்லாம் கழனி தண்ணில வப்பாங்க.
ஆமா. சரி நீங்க வந்து அப்பத்தா சொல்லிக் குடுத்தத, நீங்க வந்து கடைபிடிச்சு வந்து, வீட்டுல பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டீங்களா? வீட்ல செய்வீங்களா?
ம். கண்டிப்பா. ஆமா. இதை ஏன் அப்டின்னா, ஏன்னா இவைங்களுக்கு புடிக்கணுமே மொதல்ல. நான், இல்லைன்னா, நான் மட்டும் ஊத்தி ஊத்தி குடிச்சிட்டு உக்காந்துருக்கணும். நானே சாப்பிடணும். அதுனால இவய்ங்க ஊத்தி இப்ப இந்த செம்புல குடிச்சத நான் பாத்தேன். பாத்துட்டு "ஏன்டா நான் வீட்ல இத செஞ்சு குடுத்தா சாப்பிடுவீங்களா?" அப்டின்னேன் "இது உனக்கு செய்ய தெரியுமாமா" அப்டின்னு கேட்டானுங்க "என்னடா இது வம்பா இருக்கு," அப்டின்னு சொல்லிட்டு அப்புறம் ஞாய ஆமா, "பரவால்ல நல்லா விரும்பி சாப்பிடுறீங்களேடா" அப்டின்னு சொல்ட்டு போம்போது ஒரு 4 தயிர் பாக்கெட்ட வாங்கிட்டு போயிட்டு, ஞாயிற்றுக்கிழமை அ லீவு தானே!
ஆமா. ம். அடடா! அ. ரொம்ப ஆச்சரியமா <chuckles> போயிடுச்சுல்ல. ம். பரவால்ல. அன்னைக்கே <chuckles> தயாராகணும்னு, ரெடி பண்ட்டிங்களே! அது பெரிய உங்கள பாராட்ணும்.
ஆமா, மறுநாள் "காலையிலேயே தயார் பண்ணிர்லாம்" அப்டின்னு சொல்லிட்டு, அ ஏன்னா எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை, எப்போமே நம்ம அசைவம் தான் எடுப்போம். சரி இன்னைக்கு ஒரு மாத்தி, வேற மாரி பண்ணுவோம்!
ஆ. ஓ! அசைவத்துக்கு மாற்றா அத செய்யனுங்குற அளவுக்கு முக்கியத்துவம் குடுத்திருக்கீங்களே! பெரிய ஆச்சரியமா இருக்கே!
ஆமா. கண்டிப்பா. மறுநாள் ஞாயிற்றுக்கிழம பாத்தீங்கன்னா, அந்த கூழு நைட்டே எல்லாம் பண்ணிட்டு, எல்லாமே தயார் பண்ணிட்டு எங்க அப்பத்தா மாரியே பண்ணுனேன். இவுங்க எப்டி பண்ணாங்க தெரியாது, எங்க அப்பத்தா அத பண்ணும்போது நான் பாத்தேனா, அதே மாரி என்ன பண்ணிட்டேன், நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி, அதே மாரி பானையில வந்து ஒரு சின்னபா அவுங்க மண்பானையில வச்சாங்க. நான் சில்வர் பானை எவர் சில்வர் நம்ம பண்றதுல, அதே மாரியே ஊத்தி வச்சு அந்த தயிரெல்லாம் ஊத்தி வச்சு இன்னும் கொஞ்சம் புளிப்பு தன்மை இருந்தா தான் அந்த கூழ் நல்லாருக்கும். வாசனையா இருக்கும். ஆ,
ம். ஓ! அந்த புளிப்பு தன்மை வரதுக்கு தயிர் ஊத்துறதா?
ஆமா. அதுக்கு தான் தயிர் ஊத்துறது. அ அதேமாரி பண்ணிட்டு, காலையில என்ன பண்ணேன்னா, போயிட்டு ஒரு மட்டன் எடுத்துட்டு வந்து, சுக்கா வருவல் மாரி வச்சு, இதுக்கு சைட் டிஷ்ஷா வச்சுட்டு, அ அந்த கூழுக்கும்
ஓ, இந்த கூழுக்கு மட்டன் ஒரு வறுவல்ச்சுக்கா, எ என்னங்க வேற லெவல் பண்ணியிருக்கீங்க? அ. கேக்கிறப்பயே வந்து சு சு அப்டியே வந்து, ரொம்பவே யோசிச்சு பண்ணியிருக்கீங்களா? இல்ல அப்டி இயல்பாவே உங்களுக்கு வந்துருச்சான்னு தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. கேக்கிறப்ப.
ஆமாங்க. ஆமா. ஆமா, அவய்ங்க வந்து அது நான்வெஜ் அதுக சாப்பிடாம இருக்க மாட்டாய்ங்க. எப்பவுமே காலையில வந்து, ஒரு இட்லி தோசைக்கு அந்த மாரி ஊத்திக்கிருவானுங்க. சரி இன்னைக்கு வந்து இந்த கஞ்சிக்கு, இந்த கூழ் கஞ்சிக்கும் நல்லாருக்கும்,
சரி, சரி. அதான் நீங்க சொல்றது, ஞாயிற்றுக்கிழமைன்கிறப்ப, அந்த அசைவம் சாப்ட்டா தான் ஒரு மாரி திருப்தி ஏற்படும் இல்லையா?
ஆமா, ஆமா.
ம்.
ஏன்னா, அன்னைக்கு 1 நாள் தானே வீட்ல இருக்கானுங்க. அப்புறம் அறக்க பறக்க ஸ்கூலுக்கு போவாங்க. அதனால என்ன பண்ணிட்டேன்
அப்ப நீங்க உங்க வீட்ல செஞ்சப்ப, அப்பத்தா செஞ்ச அளவுக்கு, அந்த கூழ்ல உங்களுக்கு கைப்பக்குவம் வந்துதா?